அவுங்க செய்யிறது என்னன்னா, அவுங்களுடைய மனசில இருக்கிற ஒரு, அந்த காதலோ! இல்ல அந்த ஒரு தோல்வி தோல்வி எண்ணமோ! அது ரொம்ப அப்பிடியே வந்து புரட்சிகரமா வெளிப்படுத்துறாங்களாம்! அந்த நேரத்தில ஒரு அ, அப்ப அத வந்து தெரியப்படுத்தும்போது அது சிறு நொடிகள்ல இது முடிஞ்சு போயிரும், அப்பிடிங்கிறத அவுங்க வந்து உணர தவர் தவறிருராங்க.
<chuckles> தெரியப்படுத்துறாங்க உங்களுக்கு, அ. ஆமா. சரியா சொன்னீங்க. அது அவு இவுங்க பார்க்கணும்ல. இவளோ பெரிய காதல்ன்னு சொன்னாலும், அத அந்த பொண்ணு ஸ்ப் புரிஞ்சுக்கும். ஆனா இந்த பையன் எங்க போயிருப்பான்? கேள்விக்குறி! ம்.
ஆமாங்க. அ கேள்விக்குறியே தான். கேள்விக்குறியே தான். ஏன்? எதுக்கு? இந்த மாரிலாம் வந்து எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது சிலப்போ, அந்த இறந்தவங்க மேல எனக்கு ப பாவம் தோணாது. கோவம் தாங்க வரும்.
ஆமா.
என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நெகட்டிவா எதா தோணுச்சுன்னா, நான் என் சின்ன வயசுலேருந்தே சொல்றேன், ஃபர்ஸ்ட்டு யோசிப்பேன். இத செய்றதுனால இதுக்கு என்ன அம்மா என்ன அப்பிடி பழக்கி வுட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன். <laughs> நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு இது வேணும். அது வேணும். ரசி இந்த கத்திரிக்கோல் இருக்குது இல்லைங்களா? அத வச்சு எனக்கு கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அத ஆமாங்க. சின்ன வயசில. என்ன ஒரு 7, 8 வயசில இருக்கோன்னு வையுங்களேன்! இப்ப ஹ என் பொண்ணு என் பொண்ணு இத தான் செஞ்சுகிட்டு இருக்கிறா இப்போ! அ அப்போ என்ன <chuckles> என்னன்னா, அந்த 7, 8 வயசில வந்து நான் அந்தமாரி கேட்பேன். அப்ப, அம்மா சொல்லுவாங்க "சிஸ் பெரிய சிஸர்ஸ்" அந்த காலத்தில துணி வெட்டுற சிஸர்லாம் இருக்கும் தெரியுங்களா?
சரியா சொன்னீங்க. ம். ம். ஓ! நல்ல விஷயம். ஆமா. ஓ! அவ சின்ன வயசுலேவா! நல்ல விஷயம், அ. அ. ஓ! பரவால்ல. <chuckles> ஆமாமா.
அ வே வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப அதுதான் இருக்கும். அப்ப அத வச்சு நான் வெட்டிக்கிறேம்மான்னு சொன்னா, "இல்லம்மா! இது பிரச்சனை ஆகும்" இது
ஆமா. இந்த ஷார்ப் வந்து போயிருன்னு சொல்லுவாங்க.